ஓ! சரி, சரிங்க. அது எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க?
அதாவது ஒரே நேரத்தில இரு 2ஐயும் நினைக்கிறோம் இல்லையா? இது கை வேலை செயு்து, மூளை யோசிக்குது. ஆனா என்ன பண்ணுதுன்னா, ஒரு சில நேரம் கவனம் சிதறி ஏதாச்சும் ஒரு இப்ப பாத்திரமே வந்து ஒரு தேய்ச்சுட்டுருக்கோம் அப்டின்ட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப பாத்திரம் தேய்க்கும் போது, கவனம் வேற எங்கேயே போகுது. அடடா! இது இன்னும் வைக்கணும், அது பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்போம். திடீர்னு என்ன ஆகும்னா, டக்குனு நம்ம இந்த சிந்தனைக்கு வரும்போது, நம்ம இப்ப இத தேச்சோமா, இல்ல வெறும்னே வந்து இது பண்ணிப்போடணுமான்னு ஒரு குழ எனக்கு <chuckles> குழப்பம் வந்துரும். ஆனா, குழப்பத்துல திருப்பி எடுத்து போட்டு இது பண்ணி எனக்கு வேலை தான் வளரும், அந்த நேரம்.
ஆமா, ஆமாங்க. ஆஹா! சரிங்க. ஆ. ஆ. ஆ. <laughs> ஆ புரியுது, புரியுதுங்க. ஆஹா புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது இப்பத்தக்கு தேய்ச்சு வச்சிருப்பீங்க. ஆ இப்ப நீங்க மனச அளவுல வந்துட்டு வேற எங்கேயோ வ போய் எல்லா பக்கம் சுத்திட்டு திரும்பி வரும்போது, இப்ப நான் இத தேய்சுட்டேனா, இல்ல இனிமேல் தான் தேய்க்கணுமா? இல்ல கழுவணுமா? அப்படிங்கிற மாதிரியான ஆஹா புரியுதுங்க. இப்ப இந்த மாதிரி அடிக்கடி மனச்சிதறல்கள் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, தியானம் பண்ணுனா வந்து ஒரு நிலைக்கு வரும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க முயற்சி பண்ணியிருக்கிங்களா?
ஆமா. எனக்கு அந்த மாதிரி இருக்கும். நிச்சயமா வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அமைதியா இருக்கும்போது அந்த சிந்தனைல்லாம் அப்பயும் வந்துட்டு போகுது. என்னத்த பண்றது? அப்படியே கண்ண மூடி நானு இந்த பள்ளிகள்ல கூட நானு இது பண்ணியிருக்கேன் கல்லூரிகள்ல கூட. இதெல்லாம் இருக்கு. அப்போ கூட என்ன ஆகும்னா, மனசு அந்த மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு வேல இருக்கு எப்படா விடுவாங்கன்னு தெரியல. போய் அத பண்றோம், ஏதோ பண்ண அப்பயும் வந்து பார்த்தா, அங்கேயும் நிம்மதி இல்ல.
ஆஹா. ஓஹோ! சரிங்க. சரிங்க. ஆஹா. அதாங்க. ஆ. அது